கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்க கணவர புரிஞ்சு நடந்துக்கிறீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. அது வந்து, அவரு இன்னும் நீங்க இதெல்லாம் சொல்லும்போது பக்கத்துல இருந்தாருன்னா, வாழ்க்க ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நீங்க ரொம்ப ரொம்பவும் அழகா உங்களோட மாமியார் ஒரு பக்கம், உங்களோட கணவர ஒரு பக்கம், உங்களோட மகள் ஒரு பக்கம் ரொம்பவும் சிறப்பா கையாள்றீங்கன்னு சொல்லலாம். மேல சொல்லுங்க.
இறைவனுக்கு ஆமாங் நன்றிங்க. அத நம்ம வந்து, இப்ப அதனால நான் என்ன பண்ணேன் ஒரு எப்பயாவது ஒரு சுற்றுலா போறது ஒரு வழக்கம். அந்த நேரத்துல என்ன ஆகும் ஃபோன் பண்ணிறாங்க. அதுவும் வந்து இந்த கார்ல வந்து இந்த இது கேட்டுக்கிட்டே ஸ்பீக்கர்ல கேட்டுக்கிட்டே பேசற மாரி வேற போவாங்க, பேசுற வார்த்தைகள்லாம் ரொம்ப நாராசமா இருக்கும்.
சிறப்புங்க. ம். அய்யயோ! ஆ. <laughs> ஆமாங்க. அது கண்டிப்பா அது உண்மதான். நம்ளால அத புறக்கணிக்கவே முடியாது. ம்.
<laughs> அந்த மாரி நேரத்துல என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய மகள விட்டு அந்த என்ன அழைப்பு வருதோ, அதுக்கு வந்து என் மகள விட்டு வந்து பதில் சொல்ல விட்டுருவேன். அப்பா வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்காரு அங்கிள். அதனால வந்து இப்போ பேச முடியாது. தடங்களுக்கு வருந்துகிறோம். அப்டிங்கற மாரி அவளே பேசி
அடடே! ஆ. <laughs> அடடே! எ எனக்கு என்னமோ நீங்க தான் பேசிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆ.
<laughs> இல்ல, இல்ல என் மகள் இப்போ இன்னைக்கு நடந்துச்சு. எங்க அவங்க அப்பா அவளுக்கு வந்து கணக்குப்பாடம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வச்சு, அந்த நேரம் பாத்து கரெக்டா வந்து ஒரு அழைப்பு வந்துச்சு. நான் உடனே அவ ஃபோன எடுத்தா எங்க அப்பா வாஷ் ரூம்ல இருக்காரு அங்கிள் இப்ப பேச முடியாது வந்த உடனே நான் ஃபோன் பண்ண சொல்றேன்ட்டா அப்போ அந்த நேரத்துல ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேக்கும்போது அதுவும் அந்த காதல் தருணங்கள் இருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் நினைவூட்டுற மாரி பாட்டுகள்லாம் வந்து கேட்கும்போது அவர் மனசு அப்டியே அமைதியாகும். அதுவரைக்கும் உச்சகட்டத்துல வந்து அந்த அலுவலக அழைப்புகள்லாம் வந்து, கத்திக்கிட்டு இருந்த ஆளு அப்டியே அமைதியா பேச ஆரம்பிச்சு, வச்சுருவாரு அடுத்த ஒரு இதுல அடுத்த அழைப்பு வரும்போது அமைதியாயி
ஓ! சரி, சரிங்க. ம்ஹ்ம். ஆஹ. <chuckles> நல்லது நல்லது. ம். ஆ. ம். ஓ! ஆஹா! ம். ஆஹ. ஆஹ. அப்டிங்களா? யார் அந்த பாட்ட யார் பாடுவாங்க அத சொல்லுங்க முக்கியமா?
<chuckles> பாட்டு அவர் மனைவி தான் பாடுவாங்க. வேற யாரு பாட போறது? <laughs> ம்.
<laughs> சரி, சரி. அப்போ ஓகே. ஆ. இல்லைங்க. ஒரு சிலர்லாம் வந்து குழந்தைங்கள இந்த மாரி பாட்டு க்ளாஸுக்கு கூட அனுப்புற பழக்கம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் பாப்பாவ வந்து
ஆ, அப் ஆ, ஆமாங்க. என்னுடைய மகளும் நல்லா பாடுவா என்னோட மகளும் வந்து அதாவது நாங்க எல்லாருமே பாட்டு ரொம்ப விரும்பி கேட்போம். பாடுவோம் மகளும் நல்லா பாடுவா. மா பசங்கள பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் "ஐயோ! நான் பாடுனா எப்டி இருக்கும்?" அப்படிங்கற மாரி, ஒரு 20, 21 வயசு. அதனால இப்ப பாடச் சொல்ல முடியல. ஆனா, வந்து நாங்க 3 எல்லாருமே அவ எங்க வீட்டுக்காரர் நல்லா விசில் அடிப்பாருங்க அந்த நேரத்துல. இதுவே ரொம்ப கொலவ வ நல்ல விசிலர் அவரு. அப்ப அவரு விசில் அடிக்கவும், நாங்க பாட்டு பாடவும் அந்த சுற்றுலா வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த மாதிரி வந்து கலைகள் சின்ன சின்ன விஷயத்துல உதவுதுன்னு நான் சொல்லிக்கிறேங்க.
ம். ஓஹோ! சிறப்பு! சிறப்பு! ம். ஆஹ. சரி, சரி, சரி. ஆஹ. அடேங்கப்பா! ஆ. சிறப்பு! சிறப்பு! ம். சரி, சரி. சிறப்பு. ஆஹ.

அப்படீங்களா! பார்த்தீங்களா எவ்வளோ திறமைசாலின்னு பாருங்க உங்க மனைவி.
ஆமா. ஆமாங்க, அதுவும் ஓவர். எங்க அம்மா ஓரளவுக்கு சுமாரா சமைப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் மனைவி அப்படியே புகழ்ந்து தள்ளுவா. "அத்தை நீங்க செய்ற அந்த சாம்பார் இருக்கே." அப்படியே இங்க உள்ள வந்து இதெல்லாம் ஒரு சாம்பாரா? தலையெழுத்து. எனக்கு வேற வழி இல்லை. வேலைக்கு போணுமேன்னு சொல்லி, இப்படிலாம் சொல்லி சமாளி." அப்படியே இந்த பக்கம் வந்து மாத்திப்பா. ஏய்! இருந்தாலும் உனக்கு ரொம்ப பெரிய திறமைம்மா. இவ்வளோ அழகா மாத்தி, மாத்தி பேசுற." "இல்லைன்னா அந்த குப்பை கொட்ட முடியுமா இங்க." அப்படீன்னுவாங்க. அந்த மாதிரி நீங்
ஆ. ம். <laughs> ம். ம். <laughs> ஆனா உண்மையிலே உங்க மனைவி செஞ்சது நல்ல விஷயம். என்ன தெரியுமா? அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை பத்தியெல்லாம் வந்து நம்மகிட்ட பேசும்போது எதுக்காக சொல்றாங்கன்னா, அது அவ்வளோ தூரம் வாழ்ந்துருக்காங்களே, அந்த வாழ்க்கைக்கு ஒரு பாராட்டு யாரும் குடுக்கல. அந்த நேரத்தில வந்து, "நீ ஒரு நல்ல ஒரு தாய். நீ ஒரு நல்ல ஒரு மனைவியா இருந்திருக்க." அப்படீங்கிற ஒரு வார்த்தையை அவங்க கேட்டாங்கன்னா, அவங்களுடைய இந்த ஒரு பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம் கொறைஞ்சிரும். நல்லா செஞ்சிருக்காங்க. உங்க மனைவிக்கு பாராட்டுகள்.
கண்டிப்பா. அ. ஆஹா. ம். ஆமா. ம். கண்டிப்பா, ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா. ஆமாங்க. அந்த பாரம், அந்த மனசுல இருக்கிற பாரமே இறங்கி போய்டுங்க அவங்களுக்கு. அதுக்கப்பறம், எ என்னடா இது நம்ம மருமகள் நம்மள இப்படி புகழ்ந்து தள்ளுறாளேன்னு, அவங்களுக்கு அந்த ஒரு இது வானத்தில மெதப்பாங்க. அப்படியே மருமகளை தாங்கி புடிச்சுக்கிட்டு, "உனக்கு என்ன வேணுமோ சொல்லும்மா. நான் செஞ்சு தர்றேன். அவன் கெடக்கிறான். அவன்கிட்ட கேட்கவே கேட்காத." அப்படீன்னு என்ன ஓரம் கட்டிடுவாங்க 2 பேரும் சேர்ந்துட்டு.
அம் நம்ம வீட்டுலயும் இதுதே இதேதாங்க கதை. <laughs> என் வீட்டுக்காரரை பத்தி எங்க மாமியார் எப்பயாவது வந்து இது மாரி ஏதாவது குத்தம் சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, "ஐயோ! அம்மா! நீங்க இவ்வளோலாம் தாங்கிட்டு இருக்கீங்களா? நீங்க உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு தாயா இருந்துருக்கீங்க." அப்படீங்கிற மாரி அங்க வந்து ஒரு முற்றுப்புள்ளி மாத்திரம் வைக்காம, அவங்களுக்கு வந்து மனசுக்கு ஒரு நிம்மதி ஒரு பாராட்டி நம்ம குடுத்துடதாங்க செய்றோம். ஆனா நான் ஒண்ணு கேட்கறேன்ன்னு நெனைச்சேன். இந்த பசங்கல்லாம் ஏன் வந்து அம்மா கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? அத சொல்லுங்க.
அடேடே! சரி, சரி. ஆஹ. ஆஹ. ம். ஆஹா. கண்டிப்பா. ஆஹ. ஆ. ஆ. அப்படியா! சரி, சரி.
கேள்விக்குறி. பதில் வேணும். நீங்களா பேசலாம்ல்ல. உங்க அம்மா கிட்டலாம் உட்கார்ந்துட்டு கொஞ்ச நேரம் வந்து, "அம்மா எப்படீம்மா இருக்கீங்க?" ஏன் கேட்கவே மாட்டேங்குறீங்க, சொல்லுங்க?

முடியலங்க சிரிச்சு, சிரிச்சு.
ம். <chuckles> <laughs> ஆமாங்க. ம்.
என்னமோ போங்க. அதாவது ஒரு ஒரு குடும்பத்துலயும் ஒரே விஷயம் தான் நடக்குதுங்கிறது. <inhales> வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குதோ, இல்லயோ இந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கத்தான் செய்யுது.
ஆமங்க. ஆமாங்க. அதாவது எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் அந்த தொல்லைங்கிறது ஒரு விஷயம் சிக்கலங்கிறது இருக்கதானே செய்யும். அது எந்த அளவுக்கு நம்ம கலை திறமையோட ந இதெல்லாம் ஒரு கலை திறமை தான். இது எப்பிடி ஒரு பேச்சு வாக்கில அவுங்கள ஒரு வேல வாங்க வைக்கிறதா இருக்கட்டும். அவுங்களோட மனசில இருக்கிற பாரத்த குறைக்கிறதா இருக்கட்டும். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே! நீங்க வேற என்னெல்லாம் அந்த மாதிரியான கலை திறமைகள் எல்லாம் வெளில கொண்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் சொல்லுங்க.
ஆமாங்க. அவுங்களுடைய சமையல் நான் சொன்னமாரி வந்து ஆனா, நான் ரொம்ப பாராட்டுனதுக்கு அப்புறம் வந்து 1 மாசத்தில 1 தடவ சமைக்கிறாங்க. அ அதுக்கப்பறம் வந்து அவுங்களுக்கு எல்லாத்துலயும் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். இந்த தோட்ட வேலையெல்லாம் அவுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ம்ஹ்ம். ஓ! பரவாயில்லங்களே! அடடா! ம். ரொம்ப அற்புதமான வேலைங்க. அது வந்து இருந்துச்சுன்னா, இந்த துணை தேட்ற வேலயே இருக்காது. நமக்கு தோட்டமே நமக்கு ஒரு பெரிய துணையா மாறிடும். ம்.
ஆமாங்க. ஆனா அவுங்க என்னமோ தெரியல. அவுங்களுக்கு வந்து அந்த உடல் ஆரோக்கியம் சரியில்ல. அதனால அந்த தோட்டத்தில நடந்து அவுங்க நெறையா விழுந்து விழலாம் விழுந்துருக்காங்க.
சரி, சரி. ஓ! நீங்க கூட போய் உதவி பண்ணுவீங்களா? அ உங்களோட நேரம் கிடைக்கிறப்போ!
அப்போ நான் வந்து கூட போய் உதவிப்படுவேனான்னு நீங்க கேட்டீங்கன்னா, வந்து அந்த உதவி பண்றக்கான நேரம் இருந்துச்சுனா, நான் உங்க கூட உக்காந்துருவேனே! பேசிருவேனே நான் நெறையா. எனக்கு அங்க தான் நான் நெறைய சிக்கல்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஒரு நல்ல நண்பரா இருக்கீங்க, அதனால உங்க கிட்ட நான் சொல்றேன். <inhales> எனக்கெல்லாம் வந்து நேரம் கெடச்சதுன்னா அப்பிடியே என்னோட குடும்பத்துக்காக மொத்த நேரத்தையும் கொடுத்து அவுங்களுக்காக என்னோட உயிரையும் கொடுத்து தயா கொடுக்க தயார். அப்பிடிங்கிற மாரி ஒரு இதில தான் நான் இருக்கிறேன் இப்போ.
ஆஹா! <laughs> சரி, சரி. ஓஹோ! சரி, சரி. சரி, சரி. ஆ, ஆ. கண்டிப்பா. ம். சிறப்பு, சிறப்பு. அப்போ நீங்க உங்களோட பிள்ளைகளையோ இல்ல உங்க கணவரையோ அப்பிடி கொஞ்சம் திசை மாற்றம் பண்ணி, அவுங்க கூட நேரம் செலவு பண்ண ஏதாச்சும் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? ம்.
கண்டிப்பா. என்னோட வீட்டுக்காரரோட விஷயத்த நான் சொல்றேன். எப்பிடின்னா வந்து அவருக்கு இசையினா ரொம்ப பிடிக்கும். ஆ, அவருக்கும் பிடிக்கும். நாங்க எல்லாருமே வந்து இசைய ரொம்ப ரசிக்கிற ஒரு ஃபேமிலி. இன்னும் சொல்லப்போனா வந்து சீனாதனா பாட்டுலாம் வந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்தே ஆடுவோம், அந்த மாதிரி. <laughs>
ஆஹ! அடேடே! ம். ஆ. ஆஹா! அடடே! ஆஹா! சூப்பர், சூப்பர். அதாவது எங்க அம்மா, அப்பாட என் வீட்டுக்கார் ஆட அப்பிடின்னு சொல்லவரீங்களோ! சிறப்பு, சிறப்பு. ஆனா அந்த மாரியான ஒரு இடங்கள்ல இருக்கும்போது எல்லா தொல்லையும், எல்லா கவலையும் மறந்து அது அப்பிடியே வானத்தில இப்ப மெ மெதக்கிற மாரியான ஒரு சூழலா இருக்கும். எனக்கும் அந்தமாரி நாட்கள்லாம் இருந்திருக்கு. நீங்க மேல சொல்லுங்க? நம்ம கேப்போம். ம்
<laughs> அதே தாங்க. <laughs> <inhales> ஆ. ஆமா. அத பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த அலுவலகத் தொல்லைகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆ, இப்பவும் இருக்குது. அது ஆனா வந்து நாங்க வந்து கொஞ்சம் கொறச்சிட்டோன்னு வச்சுக்கலாம். எப்பிடின்னு கேட்டிங்கன்னா வந்து அவ என்னுடைய மகள்.
அடடே! ஆ. ஓ!